அதாச்சும் அந்த கொஞ்சம் காலத்த கடத்துனா ஏதாச்சும் ஒரு இது கிடைக்குதா, முடிவு கிடைக்குதா அப்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்கீங்க?
ஆ. ஆ. அதேதாங்க. ஆமாங்க. ரெண்டு பக்கம் லீவ் போட்டாச்சு. வேல செய்ற இடத்துலேயும் ஒரு மாசம் லீவ் போட்டாச்சு, படிக்கிற இடத்துலேயும் ஒரு மாசம் லீவு போட்டு. அ ப படு படுத்து தூங்கச் சொல்லிட்டு. ஏனா, நான் வந்து அழுகுறேன் என்னால முடியாது நான் போமாட்டேன் அப்டின்னு கல்லூரிக்கு போமாட்டேன்னு சின்ன குழந்தைங்க அழகுற மாரி அழுதுட்டு இருக்குது. அதனால, ஆமாங்க. அதுனால இப்போ அப்டி ஆச்சு. ம் ஒரு மாசம் லீவ் போட்டு யோசிக்கும் போது அ அப்ப அம்மாக்கு சில தே செய்திகள்லாம் வருது. அது ரொம்ப கஷ்டமான படிப்பு. ம். படிக்கும் ஆ ஆர்வம் இருந்தா படிக்கட்டும், இல்லீன்னா வேணாங்கற மாரி அப்புறம் அவங்களும் மாறுறாங்க.
யாருங்க? நீங்களா? அடடா! ம்.
ஆ ஏனா, வந்துட்டு ஒரு அ ரொம்ப வந்து நம்ப நம்மள போட்டு வருத்திட்டே இருந்தோம் அப்டின்னா, அதில கடைசியில ரிசல்ட் கிடைக்காம போயிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல? அதேதாங்க.
ஆமாமா, அதும் இல்லாம அந்த பி.எச்.டி படிப்புக்கெல்லாம் வந்து முழு ஆர்வமும், முழு நேரமும் கெடைக்கணும். இந்த பாதி வேலை பார்த்துட்டு பாதி படிக்கிறதுலாம் வந்து, கதைக்கே ஆகாத ஒரு வேல தாங்க. அது ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதில வேணா 100த்துல ஒரு பேர் வேணா அப்டிருக்கலாம். இல்ல 100த்துல இல்ல 1000த்துல ஒரு பேர் வேணா என்ன பண்ணிக்கலான்னா, வேலை பார்த்துட்டு இந்த பி.ஹெச்.டி படிக்கிறவங்க இருக்கலாம். ஆனா வந்து மத்தவங்களாலலாம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயங்க தாங்க. நானும் கேள்விப்பட்டுருக்கேங்க.
ஆமாங்க. நாங்க ரொம்ப கஷ்டம். ஆமாங்க. அதேதாங்க. ஆஹா, அதே தான். <laughs> ஆ. ஆமாங்க. கண்டிப்பா. ம். அப்ப அது அவ்வளோ கஷ்டமா இருக்க அப்படிங்கும் போது, அ எனக்கு வந்து அப்பறம் அதில இருக்க ஆர்வமும் போயிருச்சு. எதுக்கு நம்ம படிக்க போணும்? ஏனா, ஆ வேல வந்து அ அந்த ஒரு வருடம் நான் வீட்ல இருக்கும் போதே வந்து வேலைக்கு போயிடலாம் அப்டிங்கிற எண்ணத்தில தான் போனது. ஆ இப்ப கைடு கெடைச்சுட்டாங்கலே நான் போய் சேர்ந்தது வந்து முதல அவசரப்பட்டு எடுத்த முடிவு. நா அப்புறம் வந்து எப்போமே அந்த பிஎச்டி முடிச்சுட்டோம்ன்னா, நம்ம படிப்புல வந்து ஒரு உச்சத்த தொட்டுட்டோங்கற ஒரு அ எண்ணம் வரும் அப்டிங்கறகாக தான் வந்துட்டு நான் எடுத்ததே. ஆ ஆனா, அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்டின்னா, இல்ல, இல்ல நமக்கு இது தேவையில்ல. அ எல்லோரும் பிஎச்டி படிக்கணும்ங்குற கட்டாயம் கிடையாது. அப்டிங்குறது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. அ அப் அதனால அவ்வளோ கஷ்டப்படத் தேவையில்ல அப்டிங்கிறனால அதில இருக்கற ஆர்வமும் கொஞ்சமா கொறஞ்சுச்சு அப்டிங்கும் போது. சரி, இதெல்லாம் வேண்டாம், நமக்கு எது நிம்மதியோ அந்த பக்கம் போயரலாம். ஆ நமக்கு இன்னும் மே மேல போணும் மேல போணும்ன்னு நெனைச்சுட்டுருக்கும்போது என்ன ஆகுது? அப்டின்னா, அ ஒரு மாதிரியான ஆ பிரச்சனைக்குள்ள தான் மாற்றமே தவர நம்ம நெனைக்கிறது கைக்கு கிடைக்கிறதே இல்லைங்க.
ஓ! சரி, சரி, சரி.

அச்சச்சோ! ம். அப்பறம் என்ன ஆச்சு?
ஆ அப்போ என்ன ஆகுது அப்படீன்னா, "சரி வீட்ல தான இருக்கிறோம்." அப்படீன்ட்டு அ அப்படியே வந்து எண்ணம் மாறுது. "சரி வேலைக்கு போயறலாம்." <chuckles> அப்படீங்கிற மாதிரி அ எண்ணம் மாறம்போது என்ன ஆகுது, அ ஒரு ஏதோ ஒரு கல்லூரில எழுதுனதில எனக்கு தினம் அ கால் வந்தது. "அ இந்த வருசம் நாங்க வந்து, எடுத்துக்கிறோம் உங்கள." அப்படீன்னு சொல்லிட்டு.
ம். அப்ப ஜாலி, ஜாலின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்களே.
"ஆ அட! பரவால்லயே," அப்படீன்னு ஆமாங்க. அ அ கரெக்ட்டா நான் வேலை தேடிட்டுருக்கிறேன். அ இப்ப வந்து அவங்க வந்து அந்த கால் பண்ணலைன்னா, இன்னும் 2 மாசத்தில ஏதோ ஒரு வேலைக்கு நான் போயிருப்பேன். அ அந்த மாரி இருக்கிற சமயத்தில, அ கூப்பிட்டாங்க நானும் போயிட்டேன். போயி அங்க வேலை அங்க அ கல்லூரி அதுக்கான எல்லா ப அட்மிஷன் அது இதுன்னு எல்லாம் முடிச்சுட்டு, அ வரேன், இங்க எனக்கு நான் அப்ளை பண்ணீட்டுருந்ததில, ஒண்ணுல வேலையும் கெடைச்சிருச்சு.
ம். ஓ! பரவால்லையே. "2, கண்ணா 2, த் லட்டு திங்க ஆசையா?" அப்படீங்கிற மாரி ஆயிடுச்சா? ம்.
<chuckles> ம். அதே மாரி தாங்க. <chuckles> அதுக்கப்பறம் நான் என்ன பண்ணிட்டேன், "சரி, இது வேண்டாம். வேலை வேண்டாம். நம்ம வந்து ஆ ப ஆராய்ச்சி படிப்பவே செய்யலாம்." அப்படீன்னு சேர்ந்தாச்சுங்க. அ சேர்ந்துட்டு நானும் படிச்சுட்டுருக்கிறேன், "நான் மொதல்ல மட்டும் செம் ஃபீஸ் கட்டணும்." அப்படி இப்படீன்னு சொன்னாங்கன்னு, எல்லாம் கட்டிட்டோம். அ அப்புறம் போய் சேர்ந்ததுக்கப்பறம் தான் தெரியுது, "அத தவிர ஏகப்பட்ட செலவு இருக்குது உள்ள" அப்படீன்னு. அ ஆமாங்க. சும்மா அந்த புக்க வாங்கி படி, இந்த புக்க வாங்கி படிங்கிறாங்க. ஒவ்வொரு புக்கும் 3,000, 4,000 வருது. <chuckles>
ம். ம். அப்படீங்களா? ம். அவ்வளோவுதான். "இல்ல, சைஃபன்லாம் குடுப்பாங்க." அப்படீன்னு சொல்லி கேள்விப்பட்டனே. அப்படியா?
ஆமாங்க, நான் வேற அது அவசரத்தில கெடைக்குதுன்னு, நான் அந்த ஸ்காலர்ஷிப் வராத ஒரு கல்லூரியிலேயே போய் சேர்ந்துட்டேன்.
அச்சச்சோ! ஆ.
ஆ ஏன்னா, "ஒரு வருடமா நம்ம வந்து வீட்ல இருக்கிறோம்." அப்படீங்கிறனால அ எங்க ஸ்காலர்ஷிப் கெடைக்குமோ, அந்த கல்லூரியில போய் சேராம, "அ இந்த கல்லூரியில போ போய் சேர்ந்துட்டேன்." அப்படீங்கிறனால அங்க கெடையாது, ஸ்காலர்ஷிப் கெடையாது.